இப்போ கல்யாணம் ஆவரதக்கு முன்னாடி இந்த நிச்சயம்லாம் முடிஞ்சு ஒரு நேரம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து இந்த கணவன் மனைவி வந்து ஏதாவது தொடர்பு கொண்டு பேசுவாங்க இல்லையா? பொதுவா. ஒரு ச அந்த மாரி உங்களுக்கு அனுபவம் இருந்தா, அப்டி இல்லனா கூட திருமணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுனா எந்த பிரச்சனையும் இருக்காது? அப்டின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க?
ஆமாங்க. ம். ம். ம். முதல்ல எடுத்துட்டோம்னா நம்ம வந்து எப்பமே ம் அந்த வீட்ல போய் வாழப் போறோம் அப்படிங்கிறனால, அவங்க வீட்ல இருக்கிற குடும்ப பழக்கவழக்கங்கள தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறங்க.
ம். சரி. பழக்கவழக்கங்கள்னா எப்டி அவங்க அன்றாட நாள் இருக்கும்? ம்.
ம். ஏன்னா, ஆங் எப்டி இருக்கும்னா ம். சிலர் வீட்ல என்ன பண்ணுவாங்கனா, "வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போணும்," அப்டிங்கற ரூல்ஸ் வச்சிருபாங்க. அ சிலர் வீட்ல வந்து காலையில 5 மணிக்கே எந்திருக்கணும்னு, ஒரு ரூல்ஸ் வச்சிருபாங்க. இந்த மாதிரி நமக்கு ஏடாகூடமா இருக்கிற, ஏடாகூடமா இருக்கிற எதாது பலக்கவழக்கங்கள், அந்த வீட்ல இருக்குதான்னு போய் ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும். அ 2ஆவது 2 பேத்துக்கும், அ மனசு ஒத்து வருதான்னு பார்க்கணும், எப்டின்னா இப்போ ஒரு சண்ட வருதுன்னா, எந்த மாதிரி நம்ம அத தீர்த்துக்குவோம்?
ம். அப்டி எதாச்சும் உங்க இதுல சொன்னாங்களா? ஆ. ம்.
சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சண்ட வருது அப்டின்னா, ஆ எனக்கு வந்து இப்ப பேச வேண்டாம். நான் போய் அமைதியா தூங்கிட்டு, நான் காலையில எந்திரிச்சு நம்ம பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல எனக்கு இப்பவே பேசி, அத வந்து தீர்த்துட்டா தான் எனக்கு வந்து மனசு நிம்மதியா இருக்கும். அப்போ தான் தூக்கம் வரும்", அப்டின்னு சொல்லுவாங்க. <chuckles> அப்ப நம்ப வந்து 2 பேரும் ஒரே இது அ ஸ்டைல்ல தான் இருக்கிறோமா! இல்ல வேற, வேற மாரி இருக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கணுங்க.
புரியுது. ம். சேரி. தூக்கமே வரும்.. <laughs> ம். கண்டிப்பா. அம் நீங்க பேசுனீங்களா?
அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, சண்ட வராத நாளே இருக்காது. ஆ அதெல்லாம் <chuckles> கேட்டு பார்த்தோம். அ யாரோ ஒருத்தரு மாற வேண்டியதா இருந்துச்சு. "ஆ சில நேரத்துல, ஆ நீ வந்துட்டு, அமைதியா இருந்துடு" அப்படிங்கிற மாதிரி போகும். "சில நேரத்துல, அ இல்ல நம்ம பேசி வந்து அத சால்வ் பண்ணிக்கலாம்" அப்டிங்கிற மாரி இருக்கும். ஆனா, பேசி சால்வ் பண்ணும்போது சண்ட எக்ஸ்ட்ரா தான் மாறும் அப்படிங்கிறதனால நாங்க அத ஒத்திப் போட்டுருவோம்.. <laughs> அது எவ்வளவோ சிறந்தது.. <laughs>
அ. சேரி. அ. சரி. ஆ. <laughs> .நம்ம சால்வ் பண்ணதான வந்தோம்? என்ன போய்க்கிட்டே இருக்கு?
ஆமா. அதாவது பேசுனா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல சால்வாகும் அப்படின்னு நெனைச்சுட்டுருந்தேன் நானு. அ என்ன பிரச்சனைனா முன்னாடி 1 நடக்கும், அப்புறம் நெனைச்சது 1 நடக்கும். நடக்கறது வேற மாரி இருக்குங்கற மாரி
அ. கண்டிப்பா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க.
ம் பேசி சால்வ் பண்ணிட்டா நமக்கு நிம்மதி அப்டின்னு நான் நினைச்சிடிருந்தது. அ அங்க என்னாகுதுன்னா, நம்ப நம்பளோட தோழிகள்ட்ட பேசம்போது அவுங்க பேசுனா தான் சால்வே ஆகும். ஆனா இவங்கள்ட்ட பேசுனா தான் பிரச்சனை பெருசாகும். அதனால, அ. ம்.
ஆ. கண்டிப்பா. <laughs> ஆமா அவங்க 1 சொல்லல நாம்ப 1 சொல்ல அதுக்கு ஒரு அர்த்தம் வரும் இல்லையா?
ஆமா ஆமா. அமைதியா கேக்கவும் மாட்டாங்க. அ கூட கூட அதுக்கு நான் அது இத இத பண்ண வேண்டியது தான, அத பண்ண வேண்டியது தானேன்னு சொல்லுவாங்களா, எரிச்சலா நமக்கு கோவம் தான் வருமே தவிர, ஒரு சமாதானமா பேசலாம் அப்படிங்கிறது வரவே வராது.
ஆமா. கண்டிப்பா. இப்போ அவுங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் எப்புடி? அதுவும் கேப்பீங்களா? உ
ம் அதனால ம். ஆ கண்டிப்பா கேப்பாங்க, "எத்தனை பேர் இருக்குறாங்க உங்க வீட்ல? யார் யாருக்கு என்னென்ன புடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்?" "அ எனக்கு இதெல்லாம் புடிக்கும்" அந்தமாதிரியெல்லாம் நிறையா பேசிக்கிட்டோம். அ அந்த குடும்ப உறுப்பினர்கள் பத்தி வந்து அதிகமா கேட்டுக்கிட்டது ஒரு விதத்தில நல்லதா தான் இருந்துச்சு, ஏன்னா அங்க போயிட்டு அவங்களுக்கு தகுந்த மாரி பேசிக்கலாம்ல. <laughs> அப்படிங்கும்போது ம். அ இன்னும் சிம்ப்ளா சொல்லணும் அப்டின்னா, அவங்க குடும்பத்ல வந்துட்டு அ இப்போ நம்ப வந்து பேர் சொல்லி கூப்ட்டு பழகுனோம் அப்டின்னா, அங்க வந்து அத பேச பேர் சொல்லி கூப்டக்கூடாது. அந்த மாதிரியான வழக்கங்களா இருக்கும்போது, அ அவங்க இருக்கும்போது ஒரு மாரி பேசறது, இல்லாதபோது ஒரு மாரி பேசறது, அதெல்லாம் கொஞ்சம் பழகிட்டோம்.
ஆ சரி. ம். சரி. ஆமா கண்டிப்பா. இப் ம். ஆமா. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாரி கணவன வந்து பெயர் சொல்லி கூப்ட்டா, ஆயுள் குறையும் அப்படின்ற மாதிரில்லாம்.
ஆமா. <laughs> ஆனா யாருக்கு குறையுன் தான் சொல்லவே இல்லை அவுங்க, <laughs>
<laughs> அநேகமா அது பெண்களுக்கா தான் இருக்கும்.
ஆமா அப்டி சொல்லியிருந்தா தான் பயந்திருப்போம். ம். அதுக்குப்புறம்
ஆ. சரி. வேற இப்ப வந்து அ வேற ஏதாச்சும் இந்த சேமிப்பு, எவ்வளவு வருமானம்? எது எதெல்லாம் செலவு பண்ணுவீங்க? அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்ளா?
ம், ம். ம். ஆமா கண்டிப்பாங்க. அது பெரும் பிரச்சனையா இருக்குது. என்ன அப்டின்னா, அ எனக்கு வந்து சின்ன வயசுலருந்தே சேமிக்கிற பழக்கம் இருக்குது. ஆ நான்லாம் எப்டின்னா, எனக்கு ஏதாவது காசு வெளியேருந்து வருது, அதாவது சம்பாரிக்கிறதுக்கு முன்னாடியே யாராவது உறவினர்கள் சின்ன வயசுல குடுத்தாங்கனாவே கொண்டு போய் நான் பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபிஸ்ல போட்டு வைக்கிற பழக்கம் எனக்கு. ஆ இவரு அப்டியே ஆப்போசிட்டு ஆமா. <laughs> எ அதுக்காக வந்து எனக்கு ஆசப்பட்டது எனக்கு கெடைக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அதெல்லாம் எங்க அம்மா, அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. ம் எனக்குன்னு. ஆமா. அ. அதேதான். அப்டி எனக்கு பழக்கம் இருக்குதா? இங்கே அதுக்கு ஆப்போசிட்டு என்ன பண்ணிருவாருன்னா, அன்னைக்கி வாழ்வ அன்னைக்கி நம்ம வாழ்ந்துக்கணும். ஆ நம்ம வந்துட்டு இந்த சேர்த்தி வைக்கிறதெல்லாம் ஒ இருந்தாலும். ஆ இப்ப இன்னைக்கி திடீர்னு எங்கயாவது வெளியே போகணுன்னா, டக்குனு கெளம்பி போயிரணும் அப்டின்பாரு. அ நான் எப்டி சொல்லுவேன் அப்டினா? அ எங்காவது வெளியே போறதுனா கூட 1 மாசத்துக்கு முன்னாடி அதுக்குன்னு தனியா சேமிச்சு, அந்த காசில தான் போணும்னு எதிர்பார்ப்பேன்.
சிறப்பு. ம். ஓ! ரொம்ப பொறுப்பான கொழந்தையா இருப்பீங்க போல. சரி. இது வந்து தனிக் கணக்கு. தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு தனிக்கணக்கு. ம். ஓ! புரியுது. புரியுது. சரிதான்.
ம், நம்ம மாச சம்பளம் இல்லாம, அ எக்ஸ்ட்ரா அந்த டூருக்குன்னு ச தனியா சம்பாதிக்கணும்னு நான் சொல்லுவேன். <chuckles>
ம். கரெக்டு தான். ஏன்னா அந்த நேரத்துல அந்த மாசம் செலவு பண்ணிட்டோம்னா, மாசம் கொஞ்சம் கஷ்டமா போகும் இல்லயா செலவுக்கு.
ம் ம், ஆ. ம். ம். ஆமா.
சரி அப்ப அதுக்கப்புறம் நீங்க வந்து டூர்க்குன்னு சொல்லி கொஞ்சம் காசு எடுத்து வெக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, மாசம் மாசம்.
இல்லையே, இவர் தான் வந்துட்டு மாச சம்பளம் வரக்கு முன்னாடியே இந்த கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணிட்டு போற பழக்கம் உள்ளவரு. <chuckles> ஆ, அது.
ஓ! இப்ப நீங்க அவர் வழிதான் பின்பற்றுறீங்க.
இல்லிங்க, அது ஒரு 1 வாரம் 1 மாசம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் இல்ல அதெல்லாம் முடியாதுப்பா ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் கார்டி ல இருக்குறதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அடைங்க, <chuckles> அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு அந்த கிரெடிட் கார்ட பாத்தாவே கடுப்பா இருக்குது, என்னடா அது ம், இப்டி ஒண்ணு வச்சுட்டு இருக்குறாங்களே! அப்டிங்கிற மாரி. எனக்கு அதுல பழக்கமே இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா சேமிச்சு அந்த காசுல செலவு பண்ணணும். இல்லின்னா செலவுக்கான நேரம் வந்தாலுமே கொஞ்சம் அத தள்ளி போடணுங்குறது என்னோட பழக்கமா இருந்துச்சு.
<laughs> சிறப்பு! ம். கண்டிப்பா அதாவது உங்கள்து வந்து கடன் வாங்காம நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்ன்ற குறிக்கோளோட இருந்தீங்க. அவரு வந்து இப்ப தேவைனா வாங்கிட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்டின்ற ஒரு எண்ணத்துல இருந்துருக்காரு.
ம். ம், ஆமாங்க. ம், ஆமாங்க அதுவும் 1 கார்டு இல்ல 5 கார்டு 6 கார்டு வைச்சுருப்பாபிடி. ஆ, அது அத விட இருக்கும் <laughs> உங்களுக்கே எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? அப்டியே நேர்மறை எது எத எடுத்தாலும் ஆப்போசிட்டா தான் இருக்கும். இருந்தாலும் அதுவும் வந்துட்டு பரவால்ல தான். ம்.
அடேங்கப்பா! <laughs> ஆ. <laughs> சரி இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுக்கு அப்போ சண்டலாம் போட்டீங்களா? இல்ல இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாரிலாம்.
ம். அதுதான் பெரிய சண்ட அது என்ன ஆச்சுனா, இல்ல இல்ல நமக்கு ஒத்தே வராது போல. ஆ நீ என்ன இப்டி இருக்குற? கஞ்சத்தனமா இருக்குற? <laughs> அப்டிங்குற மாரி, ஆ அப்பறம் என்ன ஆச்சு அப்டின்னா சரி யாராவது ஒர்த்தர் வந்து செலவு பண்ணுறது, ஒர்த்தர் சேமிக்குறது இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆ, ஏன்னா ஆ இப்போ எனக்காகவும் நான் செலவு பண்ணிக்க மாட்டேன்ல. அப்டிங்கும் போது எனக்காக அவரு செலவு பண்ணுவாரு. அவருக்காக நான் சேத்தி வைச்சுருவேன். அப்டி வந்து அது மாறுச்சு அப்டிங்கும் போது, அது கொஞ்சம் நல்லதா போச்சு லைஃப்ஃபு.
ம். <laughs> ஆ. ம். கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. நீங்க சொன்னது சரிதான். நமக்கு தேவையானது நம்மளே வாங்கிக்கிறத விட, இன்னொருத்தவங்க பார்த்து, பார்த்து கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு மனநிறைவு இருக்கும்.
ம். அ. ம். ஆமா ஆமா. அது வந்து அவருக்கு இயற்கையாவ இயற்கையா இயல்பாவே இருந்த குணம் அது. அ யாருக்குணாலும் செய்ற குணம் அவருக்கு இருக்கு அப்படீங்கம்போது, அ எனக்கு என்ன குணம்ன்னா, நானும் வந்துட்டு ய இன்னொருதவங்களுக்கு செய்வேன். ஆனா எனக்காக நான் எதுவும் வாங்கிக்கமாட்டேன். எனக்கு ஏதாவது வாங்கணும்ன்னா நான்னு அவ்வளவு யோசிப்பேன். ம். <laughs>
சிறப்பு. ஆ. இது 3/4 வாசியான பேர் இத வந்து பின்பற்றுவாங்க. அதுவும் இந்த குழந்தல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஆடை வாங்கலான்னு போவோம். ஆனா அவுங்களுக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம்.
ம். ம். அதேதாங்க அதே பிரச்சனை எனக்கு குழந்தை இல்லாததுக்கு முன்னாடியும் அதே தான். நார்மலாவே அப்படி தான் இருப்பேன். அ வீட்ல இருந்தப்போ பிரச்சனை இல்லை அப்பா அம்மா வாங்கிக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அ இப்போ இங்க போனப்போ வந்துட்டு அது அத விட டபுள் ஆயிருச்சு. அவர் நான் இப்போ 1 எடுக்கிறேன்னா, அவர் 2 எடுத்துகிட்டு வந்துருவாரு. அ ஏன்னா அதான் நான் சொல்றேன்ல, அவர் வந்து இன்னைக்கு நாள் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற கான்செப்ட் ல இருப்பாரு. அ இருந்தாலும் எப்படியோ சண்டை போட்டு, கொஞ்சம் கொஞ்சம் சேவிங் பண்ணுவோம்.
ம். ஓ! <laughs> புரியுது புரியுது. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா அவரு சொல்றது கொஞ்சம் சரின்னு சில நேரங்கள்ல தோணும். ஆனா அவரு சொல்றத நம்ம எல்லா இடத்துலயும் உபயோகப்படுத்த முடியாது.
ஆஹா. முடியாது, முடியாது. ஆ.
ஒரு சில இடங்கள்ல அவர் சொல்ற மாதிரியும், ஒரு சில இடங்கள்ல நீங்க சொல்ற மாரியும் பண்ணலால்ல!
ம். ஆமாங்க. அதுக்கு கொஞ்சம் அதுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது என்னன்னா, 2 பேத்துக்குமே ஒரு செயல செய்றதுக்கு முன்னாடி அ பேசிக்கணும், கலந்த அச கலந்து ஆலோசனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது 2 பேத்துக்கும் இயல்பா இருக்கிற ஒரு விஷயம். அ நெனச்சோன்னா போய் எதையும் செஞ்சிற மாட்டாங்க. இப்போ சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதே எங்களுக்குக்குள்ளே இருக்காது. அ அதவே நாங்க கேட்டு தான் கொடுத்துக்கோனா பார்த்துக்கோங்க. <laughs> அதனால, ஆமா <laughs> அது 4 பொருள் அ என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னா? அ உனக்கு புடிச்ச 4 என்ன? முக்கியமா என்ன? தேவைன்னு கேட்டுட்டு, அந்த 4 ல எதை கொடுக்க போறோம்ன்னு தான் சர்ப்ரைஸ் ஸா இருக்கும். <laughs>
சிறப்பான விஷயம். ஆ. <laughs> அப்ப அது சர்ப்ரைஸ் யே இல்லங்க. <laughs> ஆ. சிறப்பு. ம், அதுவும் உங்களால ஒரு கட்டத்துல.
ம். ஆனா, ஏதோ அந்த 4ல 1னு கண்டிப்பா தெரியும். <laughs> ம்.
ஆமா. அதுவுமே ஒரு கட்டத்துல நம்மளால யூகிச்சிட முடியும் இல்லீயா?
ஆ. கண்டிப்பா. யூகிச்சிட முடியும். இத தான் வாங்கியிருப்பா. வேற என்ன பண்ணியிருப்பா அப்டிங்கிற மாரி. நல்லாதா இருந்துச்சு. ஆ இருந்தாலும் இதெல்லாம் முன்னாடியே பேசிக்கிட்டப்போ, என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்துச்சு 2 பேத்துக்குள்ளேயும். அதாவது முதல்ல கேட்கும்போது எல்லாமே வேற வேற மாரியே இருக்குது. எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கே அப்டின்றது. அதுதான் வந்துட்டு எங்களுக்கு வந்து சமமா வைக்கிறக்கு பயன்பட்டுச்சு. இப்போ 2 பேருமே கஞ்சமா இருந்தோம்னாலும் பிரச்சன, 2 பேருமே ஆடம்பரமா செலவு பண்னாலும் பிரச்சன அப்டிங்கும்போது ம். ஆமா. இது நல்லா இருந்துச்சி. இது சமப்படுத்திட்டே இருக்க முடிஞ்சிது எங்கனால. அ இதனால் சில சண்டைகள் வந்ததுனா, அதுவும் வந்து சுமூகமா சால்வ் பண்ணவும் முடிஞ்சுச்சு. அதனால அ இது பேசிக்கற்து ரொம்ப முக்கியங்க.
<laughs> கண்டிப்பா. புரியிது. ம். கண்டிப்பா. அது, அதவிட பெரிய பிரச்சன. <laughs> சிறப்புங்க. இப்போ சண்டன்னு சொன்னீங்கல்ல. இப்ப உங்க 2 பேருக்குள்ள சண்ட வந்தா நீங்களே 2 பேரும் பேசி தீர்த்துப்பீங்களா? இல்ல போய் பெற்றோர்கள் கிட்ட சொல்லி, "இந்த மாரி எல்லாம் ஆச்சு." அப்டின்ற மார்லாம் சொல்லுவீங்களா?
ம். ம். இல்லீங்க. அது வந்துட்டு அ அவரும் வந்துட்டு, ஆ ம் அதிகமான பசங்கள் வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவரு வந்து அத சொல்ற பழக்கம் கிடையாது. ஆ பொண்ணுங்க தான் சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு இயற்கையாவே வந்துட்டு சண்டைனா போய் நான் வெளிய சொல்ல மாட்டேன். அ ஏதாவது ஒரு நன்மையினா மட்டும் தான் வெளியே போய் 10 பேர்திட்ட 11 பேர்திட்ட சொல்லிட்டே இருப்பேன். ஆ பிரச்சன அப்டின்னு வந்துட்டு அதை நான் யார்கிட்டயுமே சொல்லவே மாட்டேன். அப்போ அப்படி இருக்கும்போது, அது எங்களுக்குள்ளேயே அது சுமூகமா போய்ரும். ஆ எங்களுக்கு ஏதாவது கேள்வி, ஏதாவது சந்தேகம் வந்தா மட்டும் அந்த சந்தேகத்த மட்டும் பிரச்சனையே இல்லாத மாரி போய் கேட்டுக்குவோம். <laughs> அதாவது எங்களுக்குள்ள சண்டையே இல்ல. நாங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தான் கேட்க வரோம். ம். அப்டி போய் கேட்டு. அத அதுக்கான தீர்வ கொண்டு வந்து, மறுபடியும் நாங்க 2ம் டிஸ்கஸ் பண்றது. இப்டி சொன்னாங்க அம்மா, இப்படி சொன்னாங்க அத்தை. <laughs> அது நம்மளுக்கு செட் ஆகுமான்னு பாருங்க.
சரி. சரி. <laughs> சிறப். ம். <laughs> புரியுது. அசுத் சுத்தி வளச்சு. ஆ. <laughs> கண்டிப்பா. நமக்கு ந தெரியாத நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா திருமணத்துக்கு முன்னாடி, அது கேக்கறது சிறப்பு தான். இப்போ வேற அந்த அந்த பீரியட் ல வந்து உங்களுக்கு என்ன புடிக்கும்? என்ன பிடிக்காது? அந்த மாரில்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பீங்களா, இந்த சமையல் அந்த மாரிலாம்?
ம். ஆமா, ம். ம். ம். ந ம். அதெல்லாம் வந்துட்டு கேட்டோம். அது நம்ப நார்மலா நம்ம சொல்றதுதானே, இந்த அவருக்கு நான்வெஜ்ஜுனா ரொம்ப புடிக்கும் அப்டிங்கிற மாரி சொன்னாரு. அது அ சாப்பாட்டுலயே என்ன புடிக்கும், கலர் அதுவும் ட்ரெஸ்ஸில அத விட காமெடியா இருக்கும். ஆ என்னன்னா, என்ன நான் எப்படின்னா வந்துட்டு போனே அப்டின்னா. ஆ கலர் மட்டும் கொஞ்சம் பாப்பேன் என்ட்ட இல்லாத கலர் ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு, டக்குனு எடுத்துட்டு வந்துருவேன். ஆ அவரு அப்டி கிடையாது எ என்னன்னா, இப்போ பெண்கள் தானே வந்து அதிகமா ஷாப்பிங் பண்றக்கு டைம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அ இங்கே அப்டியே அதும் ஆப்போசிட்டா இருக்கும் அவரு போனாருனா, ஆ ஷர்டக்கு வந்து ஷர்ட்டு ஒரு கலர் எடுத்தாருனா அ அதுக்கு ஃபேண்ட் வந்து தேடு தேடுன்னு தேடிட்ருப்பாரு இல்ல ஃபேண்ட் அவருக்கு புடிச்சிருச்சுன்னா, அதுக்கு மேட்சா ஷர்ட் வேணுன்னு தேடிட்டே இருப்பாரு. ஞா ஏதோ ஒரு
சரி. ஆ. ஆமா. ஓ! சரி. ஆனா, அதும் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா?
ஆமாமாமா. எனக்கு மொதல்ல புரியல. அப்புறம் தான் புரிஞ்சது, அவரு வந்துட்டு அந்த 2 மேட்சிங் பண்றது வந்து, ஒரு நயமா நல்லாருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் போட்டுட்டு வரும்போது பாத்தா அவ்ளோ அழகாருக்கும். ஆ தேடும்போது நமக்கு என்னடா இது இவ்ளோ நேரம் தேடுறாங்களே, அப்டிங்கிற மாரி தோண்ணாலுமு
ம். புரியிது. ஆ கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம், பார்த்து சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு.
அ அந்த லைட் கலர் ஆ நல்லா இருக்கும். லைட் கலர் ஷர்ட் அ டார்க் கலர் ஃபாண்ட் எடுப்பாரு. இல்லயின்னா, ஃபாண்ட் வந்து லைட்டா எடுத்தாருன்னா, ஷர்ட் டார்க் கலர்ல எடுப்பாரு. அ 2 க்கும் வந்துட்டு இதுக்கு இந்த கலர் போட்லாமா? அப்பிடிங்கிறமாரி நமக்கு தோணும். அ ஆனா அவ்ளோ அழகா இருக்கும்.
கண்டிப்பா. ஆ. கண்டிப்பா. அப்புறம் இந் ம்.
ம், அது வந்து புரிஞ்சுக்கிறதுதான் போல. அ முதல்ல சொல்லும்போது எதை இப்பிடி அவ்ளோ நேரம்லான் ஷாப்பிங் பண்ணுவீங்களா? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அப்பிடின்லாம் நான் முதல்ல சொன்னேன். அதுக்கப்பறம் பார்த்தா, அது நல்லாயிருக்கவ அவங்க ரசனையா அவுங்க போய் தேடுறத பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். அடடா! இப்பிடியெல்லாம் கூட வாழலாம் போல அப்பிடிங்கிறமாரி <laughs>
புரியுது. ஆ. <laughs> அவருக்கிட்டருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க.
ஆமாங்க. அது நிறைய வந்துட்டு அ நான் தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லாம். <laughs>
சிறப்புங்க. இப்போ நீங்க இந்த பேசிட்டு இருக்கிற காலகட்டத்தில அவுங்களுடைய ஃபோன் எல்லாம் நீங்க வந்து பார்த்தது இல்ல. இந்த அவுங்களுடைய இந்த தனி உரிமைலாம் இருக்கும் இல்லயா! சமூக ஊடகங்கள், அதுலலாம் வந்து கேட்டிருக்கீங்களா! இதில வந்து லிங்க் கொடுங்க நான் பார்க்கிறேன். அப்பிடின்ற மாரிலாம்.
ம். ம். ம். ம், ம், ம். ம். அ அது அத விட காமெடி யா இருக்குங்க. என்னன்னா, எனக்கு வந்து நான் கொஞ்சம் தனியாவேன பொண்ணு அப்பிடிங்கிறனால நான் தனியா வளந்த பொண்ணு. எனக்குன்னு பர்ஸ்னலா இருக்கும் எல்லாமே! அ மொபைல்னா என் மொபைல வந்து யாருமே தொடவே மாட்டாங்க. அ என்னோட லேப்டாப்னா அதை யாருமே தொட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தது. அ அதனால நானும் இன்னொருத்தரோட லேப்டாப்பையும் மொபைலையும் பயன் என்னோட நன் தோழிகளோட மொபைல கூட நான் தொடமாட்டேன். ஆ என்ன பண்றாங்க அப்பிடின்னு கூட நான் பார்க்க மாட்டேன். அந்தமாரி கொஞ்சம் ஒரு, ஒரு குளோஸ்டு அப்பிடீம்பாங்க. அ நான் வந்து அ பிரைவசி இருக்கணும் அப்பிடிங்கிறத தாண்டி அவங்களே கொண்டாந்து காட்டுற வரைக்கும் நான் அத தொடமாட்டேன். பண்ணமாட்டேன். அந்தமாரி என்னோட இது.
ஆ. சரி. சரி. ஆ. ஓ! புரியுது. நீங்க கேட்டதே இல்லையா?
ஆஹா நான் கேட்டதில்லைங்க. ஆனா அங்க வ் நடந்தது வேறயே. <laughs> அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இத பண்ணு, அத பண்ணுன்னு என்ன போட்டு ஒரு வழி பண்ணுவாரு. அ அது அப்படியே மாறி ம். அ. ஆமாமா முதல்லேயே முதல்ல மொதல் மொதல்ல பார்க்கும்போதே என்ன பண்ணினாருன்னா, "அ இங்க பார்த்தியா? இந்த கேம் எல்லாம் நான் விளையாடுவேன். அ இங்க பார்த்தியா? இதெல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸு" அப்படின்னு, மொபைல என் கையில கொடுத்துட்டு என்ன போ சொல்றாரு, ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயுமே. அ அது எனக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு கையில அந்த மொபைல வாங்குறக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அ 2வது என்னடா இது? எதுக்குள்ள போறது? நான் அப்படியே நின்னுக்குவேன். இப்ப கேலரி க்குள்ள போனா என்ன ஒரு ஃபோட்டோ காட்னா நான் அந்த ஃபோட்டோலேயே தான் நின்னுட்டு இருப்பேன். அடுத்து தள்ளக்கூட மாட்டேன். அதுதான் என்னோட பழக்கம்.
<laughs> ஆ. அப்ப அந்த அளவுக்கு வந்து, அவர் ஓப்பன்னா இருந்திருக்கிறார்ரு இல்லையா? ம். சிறப்பு. ஆ. புரியுது.
இவர் என்ன பண்ணுவார்னா? போ போ மேல போ, மேல போ, மேல போ. <laughs> அது ஒரு மாதிரி அ ரொம்ப ஈஸி ஷேரிங்குன்னு சொல்ற மாரி ச டக்குனு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு செகண்ட் தான், பார்த்த உடனே அந்த ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பெரிய குடும்பங்கிறதுனால அதுல தங்கச்சியேல்லாம் இருந்தங்காட்டி, அப்படி பழக்கப்பட்டு வளர்ந்தங்காட்டி அ அது நல்லாருக்கும். அ எனக்கு அது ரொம்பவே புதுசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
<laughs> புரியுது. ஆ. சிறப்பு. சிறப்புங்க. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி என்னலாம் பேசிக்கிட்டா, ஓரளவுக்கு நம்மளுடைய கருத்து ஒத்து போதான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரச்சனைகள வந்து முன்கூட்டியே வந்து எதிர்கொள்ளலாம், அப்படின்ற மாதிரி உங்களோட அனுபவத்த ரொம்ப அழகா பகிர்ந்தீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. உங்களோட பேசுனதுல மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி!
ம். ம். நீங்களும் அழகா கவனிச்சுட்டு இருந்தீங்க. அ கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கேள்வி கேட்கும்போதுதான், எனக்கு சில கருத்துக்கள்லாம் ஞாபகமே வந்துச்சு. ஏன்னா நடந்து பல வருடங்கள் ஆனங்காட்டி, அ உங்களுடன் பேசினதுல எனக்கும் மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம்.
ம்.